ப பொதுவா பாத்தீங்கன்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கைல நெறைய விஷயங்கள் வந்து, நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம், கத்துக்குவோம், இந்த மாதிரி நெறைய விஷயம் நம்மளே வந்து மேற்கொள்வோம், அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஆ நம்ம ஏதாவது ஒரு கதை புதிய கதையா நம்ம வந்து எப்படியெல்லாம் வடிவமைக்கலாம்? அது எப்டி எப்டிலாம் தொடங்கலாம்? எப்டிலாம் அத கொண்டு போலாம்? அந்த மாதிரி நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அத பத்தி வந்து என்னோட பகிர்ந்துக்க முடியுமா?
கண்டிப்பாங்க, என்னோட வாழ்க்கைல வர ஏற்படுற ஏதாவது சோகம், இல்லனா சந்தோஷம் இந்த தருணங்களெல்லாம் வந்து, எப்பவுமே நான் ஒரு கதையா நா மாத்தி பாக்கறது என்னோடய வாடிக்கைங்க. ஏன்னா, அப்பத்தான் நம்மளோட செயல்பாடுகள் வந்து எந்த அளவுக்கு வந்து வீரியம் இருக்கோணும்? எந்த விதத்துல தப்பா இருக்கும்? அது எந்த பக்கம் சரி பண்ணணும்? இந்த மாரி விஷயங்களெல்லாம் நம்ம வந்து கற்பனையில நம்ம ஒரு கத கதையா பாக்கும்போது தான், நம்ம நிஜத்துல வந்து சரியான முடிவு எடுக்க முடியுங்கன்னு நான் நம்புறதுங்க.
சரி. ஓ! அது எந்தெந்த மாரியான விஷயங்கள் வந்து அந்த மாரி சாத்தியமாகும்? அத பத்தி சொல்ல முடியுமா?
அதாவது பாத்தீங்கனா, நம்மளோட பிரச்சனைய வந்து, முதல்ல வந்து நம்ம பலதரப்பட்ட முடிவுகளுக்கு நம்ம கொஞ்சம் எடுப்போம். உதாரணத்துக்கு பாத்தீங்கனா, நம்ம ஏதோ ஒரு பண சிக்கல மாட்டிட்டோன்னா, அந்த பண சிக்கல இருந்து தப்பிக்குறதுக்கு நம்ம திருடலாமா? இல்ல எங்கயாது ஏமாத்தலாமா? பொய் சொல்லலாமா? இந்த மாரி எல்லா கூட நம்ம மோசமா யோசிப்போம். அது இல்லாம, நம்ம இந்த இடத்துல இருந்து எப்படி உழைச்சு நேர்மையா நம்ம வந்து முன்னேறலாம்? அப்டி உழைக்கும்போது என்னென்ன பிரச்சன வரும்? அதுல நேர்மையா இருக்கும்போது யாருக்கெல்லா பாதகமாகும்? அவங்க நமக்கு என்னென்ன காழ்ப்புணர்ச்சி காட்டுவாங்க? இந்த மாரி விஷயம் எல்லாம், நம்ம யோசிக்கும்போது, பலவித தரப்பட்ட முடிவுகள் நம்மளுக்கு கெடைக்குங்க. அதக் கொண்டு நம்ம பாத்தீங்கனா, யாரெல்லாம் நமக்கு வந்து எதிரியா இருப்பாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு அவங்கள எதிரியா இருக்குறதுக்கு பதிலா நண்பனா ஆக்கிக்க முயற்சி பண்ணுவோம். நண்பனா இருக்குறவங்க, இன்னும் மேற்கொண்டு நம்மளுக்கு உதவி செய்றதுக்கு அவ எந்த இடத்துலயும், நம்ம எந்த மாரியான விஷயங்கள் கையாண்டா, அவங்க நமக்கு இன்னும் உதவியா இருப்பாங்க? இந்த மாரி விஷயங்கள் எல்லா நம்ம யோசிக்கும் போது, நம்ம வந்து ஒரு அடி முன்னாடி நம்ம நிப்போம், எல்லாத்துக்கும் முன்னாடியும். அது வந்து நம்மளுக்கு பெருமளவு நெறைய விஷயத்துல நமக்கு உதவியா தான் இருக்கும்.
<chuckles> ஆ. ஓ! கண்டிப்பாங்க ரொம்ப அழகாவே சொன்னீங்க. நெறைய விஷயங்கள் நல்லதும் அதுல இருக்கு. இந்த மாதிரி இதுல தீயதாவும் நெறையவே இருக்கு அப்டின்ற மாதிரி. நீங்க உங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது உதாரணம் இருக்கா? இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. நான் அதுக்கு முன்னாடி இப்டிலாம் யோசிச்சு வச்சிருந்தேன். அது அதுபடி நடந்துச்சு. அந்த மாதிரி எதாவது நடந்துருக்கா?
இருக்குதுங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தொலைக்காட்சி தொடரில்லாம் எப்ப பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்ட விட்டு வெளியே வந்துட்டு நருத்தெருவில நிப்பாங்க. திரும்பவும் வீட்டுக்கு ஏதாவது 1 வாடகை வீடு யாராவது 1 உதவி இந்த மாதிரில்லாம் விஷயம் நடக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து புரியாத புதிர் மாதிரி தான் இருக்குங்க. அதெல்லாம் நிஜமா நடக்குமா? ஆனா என் வாழ்க்கையில இந்த மாதிரி 1 நாள் நடந்தது. பார்க்கும்போது தான் எனக்கே <chuckles> என்னடா இதுக்கு நாடகமா இருந்தது படமா இருந்ததெல்லாம் கடைசியில நம்ம வாழ்க்கையில உண்மையா ஆயிடுச்சுன்னு, எனக்கு 1 பதட்டம் வந்துச்சு. ஆனா அந்த சூழ்நிலையில சமாளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருந்தது. அதுல சமாளிச்சு நாங்க சொந்த வீட்டுக்கே, குடி வந்துட்டோங்க. அது வகையில எனக்கு சந்தோஷம் நிம்மதிதான்.
<chuckles> ஆமா. அச்சச்சோ! ம். அ. கண்டிப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி 1 சம்பவங்கள் இருந்ததுனால தான், நம்மளுக்கு அது வந்து 1 இன்ஸ்பிரேஷனா நம்ம எடுத்து, வேகமா அதுக்கான 1 முயற்சிகளையும் நெறைய நம்ம மேற்கொள்வோம். அதையவே நீங்க வந்து அந்த எப்டி எப்டிலாம் நம்ம கொண்டு போறோம். அதையும் நீங்க வந்து 1 கதையா கூட, நீங்க யோசிச்சு வச்சிருப்பீங்க. இதுக்கு இந்த இது நம்ம செலவு இவ்ளோ கொறைச்சிக்கணும், இந்த இது நம்ம இவ்ளோ சேமிக்கணும், அப்டிலாம் பண்ணோம்னா நம்ம 1 புதிய வீடே கட்டிட்லான்ற மாதிரி, அப்பயே 1 திட்டம் போட்டு, 1 கதையா நீங்க வந்து வடிவமைச்சுடுவீங்க சரியா?
ஆமாங்க. இதுல குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா, அ பட்ஜெட் பத்மநாபன்னு ஒரு படம் வந்திருக்குங்க. <chuckles> அந்த படத்துல இருக்குற நபர் மாரி தான் கேக்கு <chuckles> ஆமாங்க. அந்த படத்துல இருக்குற கதை நாயகன். அதாவது, பிரபு நடிச்ச அந்த ரோல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து என் வீட்ல இருக்க எங்க அம்மாவுக்கு சமமா தான் இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு ரொம்பவும் போகவும் முடியாதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா?
ஆமாங்க. பிரபு நடிச்சிருப்பாரு. ம். ம்.
ஆந் அவரு வந்து, எங்கேங்கெல்லாம் மிச்சம் புடிக்க முடியுங்கறதுக்கு, நம்மள தாண்டி 3வது மனித ச வரைக்கும் போயி மிச்சம் புடிப்பாரு. அந்த அளவுக்கு நெஜ வாழ்க்கையில புடிக்கறது கஷ்டம். ஆனா கொறஞ்ச பட்சம் நம்ம வாழ்க்கையில நம்மக்கானது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கரண்ட்ட பயன்படுத்தும்போது அதை நெ தினமும் வந்து ஒரு 2 யூனிட் தான் பயன்படுத்தோணும், 3 யூனிட் தான் பயன்படுத்தோணும் சொல்லி, அத கணக்கு வச்சு எங்க அம்மா பயன்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு நாங்
<laughs> ஆமா. ஓ! அந்த மாரி அதுக்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துருவீங்களா? அதே மாதிரியும்.
ஆமாங்க. ஏன்னா? வந்து வாடகை வீடா இருக்றனால அந்த காலகட்டத்துல, இப்ப இப்டின்னு பாத்தீங்கனா? இந்த வீட்டு உரிமையாளர் வந்து அவர் வைக்கிறது தான் விலை.
ஓ! ஆமாங்க. <chuckles> அது என்னமோ உண்ம தான். ம்.
ஆமாங்க. அதுனால வந்து, "தேவையில்லாம நம்ம எதுக்கு பணம் செலவு பண்ணுவோனு", அப்டின் சொல்லிட்டு எங்க அம்மா வந்து, அந்த மாரி கட்டுப்பாடோட இருக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கட்டுப்பாடுங்றது வந்து அது அப்படியே வளரும்போது, எனக்கு வந்து, அ நம்ம சார்ந்தவ எப்டி கட்டுப்பாடோட எந்த விஷயத்துலலாம் எப்டியெல்லாம் பயன்படுத்தணும் சொல்ட்டு யோசிச்சேன். இது குறிப்பா பாத்தீங்கன்னா, சிங்கம் படத்துல ஒரு காட்சி அமைப்பு இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா, சூர்யாட்ட வந்து ஒரு கேள்வி கேட்பாரு ராதா ரவி, அதே கேள்விய வந்து விவேக்ட்ட கேட்பாரு. ஆனா, விவேக்ட்ட வந்து ஒரு ஒரு கேள்விக்கும் ஒரு ஒரு தடவ, அ தொலைபேசி எடுத்து, <chuckles> அந்த குறிப்பிட்ட நபர அழைச்சு அழைச்சு கே பதில் கொடுப்பாரு. ஆனா, அதே கேள்வி ஒரே ஒரு கேள்விய தான் சூர்யாகிட்ட கேட்ருப்பானுங்க. ஆனா அவர் கேய அந்த வ் விவேக் கிட்ட அவர்ட்ட என்னென்ன கேள்வி கே 7 கேள்வி கேட்பாங்க. அந்த 7 கேள்வி தனித்தனியாவும் கேட்பாங் ஆனா இங்க சூர்யாட்ட ஒரே கேள்வி தான் கேட்பாரு. முதல் கேள்வி மட்டும். அவரு வந்து அந்த 7 கேள்விக்கு கேக்க்குறதுக்கு முன்னாடியே அத பதில குடுத்துட்டு போயிருவாரு. அந்த இது எனக்கு அந்த இது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சருந்தது. அதேமாரி பாத்தீங்கன்னா அது வந்து வெறும் கதையா பாக்காம, ஏதோ படமா பாக்காம, நம்ம வாழ்க்கையிலயே பயன்படுத்தலாம். ஏதோ ஒரு ஒரு வேலைன்னு எடுத்தாலும் சரி, இல்ல ஏதாச்சு ஒரு விஷயமோ எடுத்தாலும் சரி, யாரோ ஒருத்தர் சொன்னதுங்க்காக நம்ம செய்யாம, நம்மளுக்காக எடுத்து அத அப்னா வந்து எந்தெந்த கேள்வி வரும்? என்னென்ன பிரச்சன வரும்? எல்லாமே முன்னேயே யோசிச்சு, அத முன்னேற்பாடோடு நம்ம நடக்க ஆரம்பிச்சனா, நெறையா விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்க முடிங்றது, என்னோட, ம் நிக நாங்க வந்த பாதைலயும் கடந்த உண்மை.
ம். ஆமா. <chuckles> ஆமாங்க. கருத்து. ம். ரொம்பவே அழகா சொன்னீங்க. எனக்குமே இந்த மாரி நான் அதலாம் யோசிச்சதே கிடையாது. ஆனா, நீங்க இந்த மாதிரி இந்த கதையோடு, அதாவது இந்த படத்தோடு ஒப்பிட்டு, இந்த மாரிலாம் அப்டி சொல்றீங்க பாருங்க, எனக்கே வி விசித்திரமா இருக்குன்னு நான் சொல்வேன். நானுமே உங்கள்ட்டேந்தே நிறையவே கத்துக்கிட்டேன். அந்த மாதிரி இப்போ வந்து, பழமையான கதைகள்லாம் நம்ம கேட்போம்ல. அதில உள்ள இந்த சின்ன சின்ன சம்பவத்தலாம் நீங்கள்லாம் இந்த கவனிக்கிறது. அந்த இப்போ உதாரணத்துக்கு இப்போ கூட நீங்க சொன்னீங்க. அந்த சிங்கம் படத்தில. அதெல்லாம் வந்து எப்ப இப்பலேருந்தே நீங்க அந்த மாதிரி உ உணர ஆரம்பிச்சிங்களா? இது இது வந்து நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கணும், அப்டின்ற மாதிரி, இல்ல வந்து உங்க விவரம் தெரிஞ்சதுலருந்தா, இல்ல வந்து குழந்தைகள்லேருந்தே நீங்க அப்டிதான் வளர்க்கப்பட்டு அப்டியே வந்துகிட்டு இருக்கீங்களா, அத பத்தி சொல்ல முடியுமா?
கண்டிப்பாங்க. குழந்தையிலேருந்து நான் கிட்டத்தட்ட அப்டி தான் வளர்க்கப்பட்டதுங்க. நான் பார்த்த திரைப்படங்களா இருக்கட்டும், பார்த்த நபர்களா இருக்கட்டும், அவங்கள எல்லாமே நான் வந்து, என்னோடய மனசில வந்து, அப்டியே பதியிற அளவுக்கு, அவங்க சில காட்சி சில நேரத்தில, அவங்க சொல்கிற வார்த்தைகள், அதெல்லாம் அப்படியே பதிஞ்சிடுங்க. அது ஏன் பதிதுன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா, அது எனக்கு பிடிச்சிருச்சு. அது அப்படியே பதிஞ்சிடும். உதாரணத்துக்கு சொல்றேன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரஜினிகாந்த், அவர் வந்து நடிச்ச அண்ணாமலை படம். அதில பார்த்தீங்கன்னா, அ ராதாரவி வந்து கணக்கு போட்டு போற எல்லாம் கடைசரியா ஒரு எல சரின்னு படத்துலேருந்து முதல்லேருந்து சொல்லிட்டே இருப்பாருங். கிட்டத்தட்ட முக்கால்வாசி படம் முடிக்கும்போது, அதே வார்த்தையை வந்து ரஜினி அவர்கள் வந்து, ஒரு நாலு வரி சொல்லுவாருங்க. ஆ இளம்பெண் போடுற ஒரு கணக்கு, அப்புறமேட்டுக்கு சின்ன பசங்க போடுற ஒரு கணக்குன்னு சொல்லிட்டு, அப்டி சொல்லிட்டு வந்து கடைசியில "என்கிட்ட கணக்கு பேசுகிறாங்க" அப்டி <chuckles> அப்டினு சொல்லி முடிப்பாருங்க. இந்த வசனம் வந்து எனக்கு, வசனம் வந்து எனக்கு அர்த்தம் வந்து ஞாபகத்தில இருக்குது. ஆனால் வசனத்தை அந்த ஒரு ஒரு வார்த்தையா அப்டி ஞாபகம் இல்லை. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி கணக்கு பண்ணுவாங்க. ஆனா, நம்ம எந்த அளவிற்கு, அந்த கணக்கில எல்லாம் நம்ம போடுற கணக்கு சரியா இருக்குன்றது ரொம்ப முக்கியம்ங்க. நம்மளை வைச்சு மத்தவங்க எப்டி எடை போடுவாங்க. அவங்க எடை போட்ட மாதிரி, நம்ம நடந்து அவங்களுக்கு லாபம் பார்க்காம நம்ம நம்முடைய லாபத்திற்காக நம்ம நடக்கனும்கிறது என்னை பொறுத்தவரைக்கான விஷயம்.
ம். ம். ம். ஆமா. <chuckles> ம். ரொம்பவே சரியா சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் வந்து <chuckles> எனக்கு தெரியல. அதாவது நீங்க சொல்றது எனக்கு புதுசு புதுசா இருக்கு. நீங்க ஒவ்வொரு வார்த்த சொல்றதுமே! அது எனக்கு கேட்கவும் நல்லாயிருக்கு. இவ்ளோ ஒரு வாழ்க்கையில இவ்ளோ ஒரு இது இருக்கா! அப்பிடின்றமாரி நீங்க சொன்னீங்க, இந்த மாரி வந்து ஒவ்வொருத்தவங்க நம்ம நினைக்கிறது அப்பிடியே நடந்துறாது. அவுங்கள கணிச்சு அதுக்கேத்தாப்புல நம்ம சூழ்நிலை தான் பார்த்து அதுக்கு அது அதுபடி நம்ம வந்து இது நம்ம நினச்சு அது பண்ணோன்னா, அது கண்டிப்பா முடியும். அப்பிடின்றமாரி, ஒரு சில நேரங்கள்ல வந்து எல்லாமே வந்து அது நம்ம நினைக்கிறமாரி நடக்குன்னு சொல்ல முடியாது இல்லயா! அந்தமாரி எதாவது, எதாவது ஒரு சமயத்தில இந்தமாரி நடக்க முடியாம போயிருந்த ஒரு அனுபவத்த பத்தி சொல்ல முடியுமா?
நிறைய அனுபவம் இருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து மனுஷங்க தான். யாரும் கடவுள் இல்ல. <chuckles> திட்டம் போட்டமாரி நடத்தி காட்டுறதுக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம திட்டம் போட்ட விஷயங்கள் தவறா நடக்கும்போது, அந்த சூழ்நிலைய வந்து நம்ம கைவிட்டு போகாம நம்ம வந்து ரொம்பவுமே வந்து அந்த சூழ்நிலை நம்மளுக்கானதா மாத்திக்கிறக்கு முயற்சி பண்ணணும். அதுக்காக வந்து சண்ட போடுறதோ, கோவப்படுறதோ, எல்லாமே முடிஞ்சு போச்சு அவ்ளதான் சொல்ட்டு ஒரு வெறுமைக்கு போகாம அந்த சூழ்நிலையில நிதானமா நின்னு யோசிச்சு, இப்ப எத தான் நம்ம செய்ய முடியும் இதாவது செய்ய முடிஞ்சதே அப்பிடி சொல்லி ஒரு சந்தோஷப்பட்டு, அந்த அளவுக்காவது அந்த விஷயத்த செய்றதுங்கிறது தான் ஒரு ஒரு நல்ல ஒரு பண்புனு நினைக்கிறேங்க.
<laughs> ஆமா. கண்டிப்பாங்க. இப்ப நம்ப என்ன தான் யோசிச்சாலும், நம்ப இப்டி இப்டி இப்டி நம்ப நெனைப்போம். இப்ப நம்பக்குள்ளயே முடிஞ்சிருச்சு. இந்த விஷயம் வந்து நம்ப பண்றது அப்டின்னா, இப்ப அதே வந்து 3வது ஆளா இருப்பாங்க பாருங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம யோசிக்கிறத வந்து திணிக்க முடியாது இல்லையா? அத பத்தி நீங்க என்ன இப்ப நெனைக்கிறீங்க?
ஆமாங். நம்ம திணிக்க முடியாதுங்கிறது உண்மதாங்க. ஆனா உண்மைய வந்து பாத்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு காலகட்டத்துலயும் சரி, மனுஷன் ஆரம்பிச்ச காலகட்டத்துலயும் சரி. தனக்கானத வந்து மத்தவன்ட்ட திணிக்காம இருந்த காலகட்டங்கிறது ரொம்ப குறைவுதான்னு நான் சொல்லுவேன். ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் பொருளாதாரமா நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம மேல திணிக்கப்பட்ட விஷயங்கள் நெறைய இருக்குதுன்னு நீங்க உணர முடியும். ஆனா நீங்க யோசிச்சாதான் அது தெரியும். யோசிக்காத பட்சத்துல அது உங்களுக்கு தெரியாதுங்.
ஆமா. <chuckles>
இன்னிக்கு வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு உடை எடுக்கறதா இருக்கட் கண்டிப்பாங்க. நீங்க இன்னைக்கு ஏதாச்சு ஒரு உடை எடுக்கறதா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து என்ன மாரியான உணவு சாப்பிடணும், எந்த மாரியான பள்ளிக்கூடத்துல உங்க கொழந்தைகள சேக்கோணும், இல்ல நாளைக்கு வந்து அவங்க என்ன மாரியான படிப்பு எடுக்கோணும், இது அத்தனையுமே வந்து உங்க இஷ்டத்துக்கு நீங்க செய்யறதா நெனப்பீங்க. ஆனா உண்மையில இது வெவ்வேறு ஆட்கள், வெவ்வேறு சூழ்நிலையில அவங்க எடுத்த முடிவு காரணமா தான் நீங்க இன்னிக்கு அத அனுபவிக்கிறீங்க. உதாரணத்துக்கு நீங்க இன்னிக்கு தமிழ்நாட்ல இருக்கதுனால நீங்க ஒரு வாழ்க்க வாழ்றீங்க. இதுவே நீங்க வந்து, அ ராஜஸ்தான் அந்த மாரி மாநிலத்துல வாழ்ந்தீங்கன்னா, அங்க வேற ஒரு வாழ்க்கைய நீங்க வாழ்ந்திருப்பீங்க. நீங்க இங்க இருந்து குடிபெயர்ந்து போனாவே உங்க வாழ்க்கை அங்க மாறி போயிரும்.
அதப் பத்தி எதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? ம். ஓஹோ! அப்டி சொல்லவறீங்க. ஏனா, அந்த ஒரு சூழல் அப்டி இருக்கும்னு சொல்றீங்க.
ஆ. ஆமா. அரசியல் வந்து அரசியல்வாதிகள் வந்து நம்ம ஊரில இருக்கிறவங்க வந்து வேற மாரி, அங்க இருக்கிறவங்க வேற மாரி. அப்பம்போது அவங்க எடுக்கிற திட்டம் வச்சு தானே உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கனா மருத்துவம். இங்க வந்து தமிழ்நாட்டில உங்களுக்கு மருத்துவம் மோசம் சொல்றாங்க. ஆனா, இங்க விட்டு நீங்க ராஜஸ்தான் அந்த மாதிரியான பகுதிக்கு நீங்க போகும்போது, அங்கே இருக்கிற- இருக்கிற மருத்துவமும், இங்க இருக்கிற மருத்துவம் எப்டின்னு பாக்கும்போது, உங்களுக்கு அது நிறைய வேறுபடுது. உதாரணத்திற்கு நீங்க வந்து நாம் வந்து ஆண்கள் வந்து பெண்களை மதிக்கறதுலா இருக்கட்டும், அது பெண்களுக்கு படிப்புக்கு உரிமைக்கு வந்து சட்டபூர்வமா அவங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து எவ்ளோ முன்னாடி நமக்கு வந்துருச்சுங்க. ஆனா, இன் ராஜஸ்தான் அந்த மாதிரி எல்லாம் வட இந்தியா பக்கம் எல்லாம் போனீங்கனா, அங்கெல்லாம் இப்பதான் மெல்ல மெல்ல வந்துட்டிருக்கிங்க. அது
ம். ம். அச்சச்சோ! அப்ப இந்த மாரி தான் நிறைய போயிட்டுருக்கா படிக்காம? அவங்க வாழ்க்கை <swallows> இத இந்த கல்யாணத்து இந்த மாரி நுழைஞ்சு போவாங்களே அந்த மாதிரியா?
ஆமா. கல்யாணம் எல்லாம் அவங்களுக்கு வந்து சின்ன ஒரு 11, 12 வயசில கூட கல்யாணத்துக்கு அ ஆரம்பிச்சுருவாங்க கல்யாண வாழ்க்கைங்கறது.
அட கடவுளே! ம். அதுதான் பாருங்க, இப்ப அப்டியே இருக்கு மத்தவங்களாலயும் வந்து நம்ம இது நம்ம வாழ்க்கைய வந்து அவங்க தீர்மானிக்கிற மாரி கூட இப்படிலாம் இருக்குது. ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தாங்க.
ஆமா.
இந்த மாதிரி ம் இந்த மாரி இப்போ வந்து இந்த புதுமையா வந்து இந்த கதைகள்லாம் வந்து, நம்ப இப்ப இருக்குற காலகட்டத்துக்கு, அதாவது இந்த பொருளாதாரமா இருக்கட்டும், இந்த நவிய நவீன காலகட்டத்துல இருக்கட்டும் அதுக்கெல்லாம் வந்து பொருந்துமா? நம்ம யோசிக்குறது ஏன்னா, வந்து நெறைய வந்து, விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்குங்கள்ல. அந்த மாதிரி நான் சொல்லுறேன்.
ஓகே. கண்டிப்பாங்க. இன்னைக்கு காலகட்டத்துல எடுக்குற படங்களும் வந்து, பொருந்ததான் செய்ய போகுது. கதையா நீங்க வந்து ஆனா, நீங்க வந்து நெறைய விவரமான விஷயங்களா அதாவது நீங்க நெறைய விஷயங்கள்ல கத்துக்க ஆரம்பிக்கணும். தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு நீங்க கொஞ்சம் உங்களோட உழைப்பு போடணும். வெறும் ஒரு திரைப்படத்த பாக்குறது மட்டுமே அது இந்த காலகட்டத்துற்கு ஒத்துப்போகாது. ஏன்னா, அவங்க வந்து எடுப்பது பாத்தீங்கன்னா, சில குறிப்பிட்ட ஊர்கள்ல சார்ந்து தான் அவங்க எடுப்பாங்க. அந்த ஊருல அது உண்மையாகவே இருக்கலாம். இல்லனு நான் சொல்லுறதுக்குல்ல. ஆனா, அந்த விஷயம் வந்து உங்க இருக்குற இருக்குற சூழலுக்கு வந்து அது ஒத்து போகுமானு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இருக்கும். இப்போ அவங்க வந்து ஏதாவது ஜாதி ரீதியான விஷயத்த வந்து இத வந்து உடைக்கோணும் அப்படி சொன்னாங்கன்னா, நீங்க இருக்குற சூழல அங்க வந்து ஜாதி எல்லாம் பெருசா பாக்காத இடமா இருக்கலாம். அப்பம்போது நீங்க ஜாதிய உடைக்கும்னு சொல்லி அங்க பாக்குறதுக்கு அங்க பெரிய அளவுக்கு தேவையும் இல்லாம கூட இருக்கலாம்.
ம். ம். <laughs> ஆமா. ஆமாங்க. ரொம்பவே சரியா தான் சொன்னீங்க. அதே மாதிரி வந்து அந்த பொருளாதாரத்துல வந்து எதாவது இந்த இப்போலாம் அந்த முதலீடுலாம் பண்ணுறாங்க பாருங்க. நம்ப ஒண்ணு நினைச்சுக்கிட்டுருப்போம். ஆனா, வந்து அங்க ஒண்ணு அப்படியே டபக்குனு, கீழ இறங்கிரும். அந்த மாதிரிலாம் வந்து நடக்கும்ல, அதெல்லாம் எப்படி நினைக்கிறீங்க?
அந்த மாரி சூழல்தான் எனக்கும் வந்திருக்குதுங்க. அப்போ வரும்போது என்னன்னா, கொஞ்சம் நிதானமா இருக்கலாம் நம்ம அந்த எந்த கம்பெனில வாங்கினமோ அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா? அத மட்டும் நம்ம பாத்துட்டா போதும். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, திரைப்படத்திலயும் இருக்குங்க. நம்ம தமிழ் திரைப்படத்தில காமிச்சது கொஞ்சம் குறைவு தாங்க. ஆனா, ஆங்கில திரைப்படத்தில வந்து இத பத்தி எல்லாம் நெறைய இருக்கிறதுனால அதெல்லாம் பார்த்தம்போது நம்மளுக்கு அந்த விஷயத்தில எல்லாம் அவுங்க எப்படி கையாண்டு இருக்காங்க. அதும் அவுங்க எடுக்கிறதெல்லாம் வந்து ஏமாற்றுனு விஷயம் யாரெல்லாம் ஏமாத்துனாங்களோ அவுங்கள. நம்ம அந்த மா ரி ஆட்கள பத்தி தெரிய வரும்போது, நம்ம எந்த அளவுக்கு நாம ஜாக்கிரதையா நடந்துட்டு இருக்கிறோம், அப்டிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நமக்கு புரியும்போது, சரி நாம போற வழி சரி அப்டிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அது போக நம்ம நெறைய பொருளாதார சம்மந்தப்பட்ட ஆட்கள்ட்ட வந்து பழகறதோ, இல்ல அவுங்க ச ஓட இந்த வீடியோ பார்க்கிறதோ, இல்லைனா வந்து அது சம்மந்த புத்தகத்த எல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அறிவு வந்து, அது மேல மேலோங்கும்போது நம்ம கொஞ்சம் நிதானமாவும், அதில நடக்கவும் ஆரம்பிச்சா எல்லா விஷயமும் தெளிவாவும் நல்லதாவே நடக்கும்.
ம். அருமைங்க. அருமை. ரொம்ப அழகாவே நீங்க வந்து இந்த அ கதைய வந்து நம்ம எப்படிலாம் யோசிக்கலாம்? எந்த மாதிரியா தொடக்கலாம்? அது எப்படிலாம் முடிக்கலாம்? அப்டின்னு போயி ரொம்ப அழகாவே பகிர்ந்தீங்க. அதுவும் நெறைய விஷயங்கள் வந்து நான் உங்கள்ட்ட வந்து <chuckles> அதிகமாவே நான் வந்து கத்துக்கிட்டேன்னு தான் சொல்வேன். அது இது எனக்கலாம் இத பத்தி ஒரு எண்ணமே தோன்றது கூட கிடையாது. அந்த கதை மூலியமா அப்டியே ஒப்பிட்டு, நம்ம வாழ்க்கையோட உணர்ந்து பார்த்தீங்களே, அது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்த விஷயம்னு நான் சொல்லுவேன். உங்கள்ட்ட பேசினதுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, மகிழ்ச்சியாவும் இருந்துச்சி. மீண்டும் பேசலாம்ங்க. நன்றி!
மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றிங்க.